அ. தண்டனை கிடைச்சிருக்கு மேடம் அ நீங்க, இப்ப சமீபகாலத்துல நீங்க ஊடகங்கள் எல்லாம் நீங்கப் பாத்துருக்கீங்களா என்னான்னு தெரியல. அதுல வந்து இது மாதிரி ஏகப்பட்ட நாள்தோறும் ஒவ்வொரு அ இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாள்தோறும், அ அத் அதிகமான அ, மோசடி வருது. அதுல இப்போ சமீப காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பணம் மோசடி. அதுலேயும் இந்த இணையதில்ல ரொம்ப பண மோசடி ரொம்ப வந்துகிட்டே இருக்கு. குறிப்பா இந்தப் ப எழுதப் படிக்கத் தெரியாத மக்களுக்கெல்லாம் வந்து, ஒரு மெசேஜ்ல லிங்க் மாரி அனுப்புறாங்க. உங்க அக்கௌன்ட்ல வந்து இவ்ளோ காசு வந்திருக்கு. அ அது என்னன்னு போய் பார்க்கப் போகும்போது, அந்த லிங்க தொடும்போது அவங்க அக்கௌன்ட்ல
ஆ. ம்ஹம். ம்ஹ்ம். ஆமா. ஆ. அந்த மாரி சண்டைகள் தான் நெறைய வந்து கேஸ் ஆயிருக்குன்ற மாரிதா தெரியுது. இல்லையா? ம்.
ஆமாமா. எக்கச்சக்கமா இருக்கு. அதப் பத்தி விழிப்புணர்வு குடுக்கறாங்க நம்ம அரசாங்கமும். அ, நமக்கு மொபைல்லியே ஒரு
ஆனா, அந்த விழிப்புணர்வு எல்லாம் உடைச்சிட்டு மக்கள் ஏதோ ஒரு விதத்துல இந்த மாதிரி சைபர் குற்றவாளிகள் எல்லாம் நெறைய இருக்காங்கன்னு நெனைக்கிறேன்
ம். கண்டிப்பா. ஆமா, ஆமா. ஏன்னா, இந்த காலகட்டத்துல நெறைய வேலைவாய்ப்பு கம்மியாயிட்டதால குற்றங்கள் அதிகமாயிடுச்சு. அதனால தான், இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுத்துறாங்க. இதைத் தவிர்க்கறதுக்காக வேண்டி அரசாங்கமும் பல நடவடிக்கைகள், பல முன்னெச்சரிக்கைகள் மற்றும் மக்களுக்கு அ அ, குறுகிய சிலக் காலங்கள்ல வந்து, அ மெசேஜ் மூலமாகவும், அப்டியில்லைனாக்கா டீவில வந்து அட்வெர்டைஸ்மென்ட் மூலமாகவும் அ, அனுப்புறாங்க. ஆமா. ஆனா, இதுல அதிகமான பாதிக்கப்படுற மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த எழுதப் படிக்கத் தெரியாத மக்கள்தான் இதுல வந்து அதிகமா பாதிக்கப்பட்றாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அது என்ன விஷயன்னே தெரியல. ஆ, இச்சு திடீர்னு காசு மாரி இருக்கா. அது என்னதுன்னு சொல்லி உள்ள பார்க்கப் போகும்போது அவங்க அக்கௌன்ட்ல இருந்து அவங்களுக்கே தெரியாம, காசு அந்த குற்றவாளிகிட்ட போயிடுது. இது மாதிரி பல விஷயங்கள், குறிப்பா இந்தப் பணம் சார்ந்ததுல வந்து ரொம்ப அதிக அளவுல நம்ம இந்தியால நடந்து கொண்டு வருது மேடம்.
ம்ஹ்ம். ம். குருஞ்செய்திகள் நெறைய அனுப்புறாங்க. நெறைய சொல்றாங்க தான். ம், ம், ம். ம். ம். ம்.